இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்றாட வாழ்வியல்ல, நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தா பள்ளிக்கு போறதா இருக்கட்டும், இல்ல கல்லூரிக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து பெரியவர்கள் அப்பிடின்னா நம்ம வந்து வேலைக்கு போவோம். இல்ல வந்து வெளிய இடத்துக்கு போவோம். ஒரு ஒரு அ அலுவலகம் சார்ந்த ஒரு இடத்துக்கா போ போறதா இருக்கட்டும். இந்த மாரி இருக்கிறப்போ! நம்ம வந்து உடைய வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான உடைகள் வந்து அணிந்தா நமக்கு அம் நல்லதா இருக்கும். அ அதுபோக உடை உடை உடைகள் அணியிறது வந்து நம்ம மனநிலைய வந்து எப்பிடி மாற்றும்ன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். ம். அ <clears throat> அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்வாங்க. உண்மையாவே வந்து எல்லாருமே வந்து மொத வந்து நம்மளுடைய உடை வந்து எப்பிடி அணிஞ்சிருக்கோம், நல்லாயிருக்கா? அப்பிடின்றத தான் முத பார்ப்பாங்கன்னு என்னுடைய வந்து எண்ணமா இருக்கு. ஏன்னா, இப்போது வந்து, அ நான் வந்து முந்தில்லாம் வந்து அந்த உடையுடைய இதை பத்தியே தெரியாம இருப்பேன். நான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு போட்றது, இந்தமாரி சின்ன நான் பள்ளி படிக்கும்போதெல்லாம் அந்த அளவு அத பத்தி எனக்கு அந்த ஒரு புரிதல்லாம் இல்லாம இருக்கும். அப்போ வந்து நான் அந்த புரிதல் இல்லாம இருக்கும்போது தான் வந்து, எதுனாலும் சின்ன பிள்ளையில என்னனாலும் ஒரு உடை அணியிறது, அப்பிடின்லாம் இருந்தது. ஆனா, நான் கல்லூரின்னு படிக்கும்போது தான், அந்த "உடை தேர்வுன்றது ரொம்ப முக்கியம்." அப்பிடின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அ பார்க்குறவங்களுக்கும் சரி, நமக்குமே சரி, ஒரு மாரி கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்னு சொல்லுவாங்க. இல்லயா! அது மாதிரி வந்து ம். நம்மளுக்கும் வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்கணும். பார்க்குறவங்களுக்கும் வந்து அது வ் பார்க்க ஒரு மாரி விகாரமா தெரியக்கூடாதுன்றத வந்து நான் முத என்னுடையதா இதா இருந்துச்சு. அந்த மாரி தான் வந்து நான் என்னன்னா, உடை தேர்ந்தெடுப்பேன். அப்பிடி தேர்ந்தெடுக்கையில எனக்கு எப்பிடி இருக்கும்ன்னா, நான் அணியிற உடை வந்து முத எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தா தான், எனக்கு ஒரு மாரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறமாரி எனக்கு ஒரு மனநிலை தோணும். எப்பிடின்னா, "அ ஓகே! இது எனக்கு வந்து நல்லா ஒரு கரெக்ட்டா இருக்கு." அப்பிடின்ற ஒரு ஃபீல் குடுக்கையில ஆட்டோமெட்டிக்கா எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையா இருக்கும். அ இந்த இது வந்து என்னால இது வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த வெலு வேலைய செய்ய முடியும், அப்பிடின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வர மாரி, அந்த உடை வந்து எனக்கு அந்த மாரி மாற்றத்த கொண்டு வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு அந்த நான் வந்து பள்ளியில படிக்கையிலெல்லாம் அந்த ஒரு இதே இருக்காது. எனக்கு வந்து, "அந்த உடை இப்பிடி அணியணும், அது" அப்பிடின்லாம் இருக்காது. ஏதோ வந்து, "அம்மா வாங்கி குடுக்கறாங்களா! அந்த கவுனா, மிடியா, எடுத்து போடு! எதுனாலும் சரி." அப்பிடின்றமாரி ஒரு உணர்வு இருந்தது. ஆனா, நான் கல்லூரி படிக்க போம்போது தான் வந்து ம். கொஞ்சம் காலம் அந்த மாரி அணியணிய, "இது என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு?" அப்பிடின்னு சொல்லிட்டு. நானே வந்து அந்த உடைய தேர்ந்தெடுத்து அ வெளியில போய் தைக்க குடுத்து, அதை வந்து அணிஞ்சுட்டு, நான் போகையில, எனக்கு ஒரு மாரி நல்லா இருந்தது. அ என்னுடைய மனநிலையும் வந்து, "நமக்கு பிடிச்சத, நம்ம அணிஞ்சிருக்கோம்." அ அப்பிடின்ற ஒரு குடுக்கவும், ஒரு தன்னம்பிக்கை வந்து தன்னாலயே வந்து எனக்கு வந்து பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அ எங்கேயாவது வெளிய போனாலும் சரி, ஒரு இன்டர்வியூ அப்பிடி போனாலும் சரி, இந்தமாரி வந்து உடை தேர்வு வந்து <swallows> நான் ரொம்ப வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கற மாரி எனக்கு இருக்கிற மாதிரியும் நினைப்பேன். மத்தவங்களும் அத வந்து பார்க்கையில ஒரு மாரி முகம் சுலி ஏன்னா, நான் வந்து அப்பிடி முகம் சுழிச்சது உண்டு. மத்தவங்கள உடை தே தேர்ந்தெடுக்கிறத பார்த்துட்டு, "இது ஏன் இவுங்க இப்பிடி தேர்ந்தெடுத்துருக்காங்க?" அப்பிடின்லாம் நினைச்சது உண்டா! அப்போ வந்து, "நம்மளும் வந்து அந்த மாரி இருக்கக்கூடாது." அப்பிடின்ற மனநிலை எனக்கு முத வந்துச்சு. அப்பிடிங்கம்போது, "எனக்கு இந்த உடை வந்து சரியா இருக்குமா?" அப்பிடின்றத வந்து பார்த்துட்டு அ கண்ணாடியில ம் பார்த்துக்குவேன். "இது வந்து சரியா இருக்கு." அப்பிடின்றத பட்சத்தில தான் வந்து நான் அந்த உடையே அ தேர்வு செஞ்சு அணிஞ்சு எனக்குமே அது வந்து ஒரு க ஒரு என்ன சொல்ற என்ன மனநிலைனா, "நல்லாருக்கு, நம்மளால கான்ஃபிடென்ட்டா இத வந்து இருக்க முடியும். நம்மள நால் 4 பேரு பார்க்கையில, நம்மள ஒரு மாரி பார்க்க மாட்டாங்க." அப்பிடின்ற ஒரு உணர்வுமே எனக்கு தோணும். அது அதனால எனக்கு வந்து அந்த மாரி உடைகள வந்து நான் தேர்ந்தெடுத்துட்டுபோவுமே! அதுக்கப்புறம் கல்யாணம் திருமணம்ன்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்ன்னா, அ எனக்கு அது கொஞ்சம் ஒரு கஷ்டமாவே இருந்தது. என்னன்னா அ அதாவது, "கண்டிப்பா வந்து சேலை உடுத்தணும்." அப்பிடின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு அந்த சேலையெல்லாம் அ உடுத்தி பழக்கம் இல்லாதனால, முத கொஞ்ச நாள் வந்து இந்த தி திரு அ விழாக்களுக்கு இந்தமாரி போகையில வந்து கண்டிப்பா அந்த சேலை உடுத்தணும் அப்பிடிங்கம்போது, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. "என்னடா, இந்த உடை வந்து நமக்கு இப்பிடி இருக்கே!" அப்பிடின்னு சொல்லிட்டு என்னுடைய மனநிலையும் அதே மாதிரியே ஆயிடுச்சு. அ நமக்கு வந்து இது சேலை கட்ட தெரியல. நமக்கு ஒண்ணுமே தெரியலன்றமாரி எதோ ஒரு எனக்கு குடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அ நமக்கு ஃபோன்ல எல்லாம் எப்பிடி சேலை கட்டுறாங்க, அப்பிடின்லாம் சொல்லி போடுறாங்க. இல்லயா! அதெல்லாம் பார்த்துட்டு, "அப்ப நம்மளும் நல்லா, நீட்டா, அழகா கட்டலாம். நம்ம உடல் பருமனா இருந்தாலுமே சரி, ஒல்லியா இருந்தாலுமே சரி. அதுக்கேத்தமாரி அந்த நம்ம அந்த சேலைகள வந்து கட்டையில அ அழகா இருக்கும்." அப்பிடின்றத தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சிட்டு அதேமாரியே மடிப்பு வச்சு நல்லா நான் கட்டவும் அ உண்மையாவே நான் நல்லா, அற்புதமா, அழகா இருந்துச்சு. எனக்கு அந்தமாரி திருவிழாக்கு போகையில ஒரு மாரி கான்ஃபிடென்ட்டா அ எனக்கு போக முடிஞ்சுது. 4 பேரு பாக்கையில, சரி நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கனு. ஏன்னா, நான் வந்து ஒரு அனுபவம் பட்டேன். ஒரு தடவ நான் சேல ஒரு மாரி கட்டையில என்னுடைய நாத்தனார் அவுங்க சொன்னாங்க, "என்னப்பா! இப்பிடி கட்டியிருக்க? என்ன உனக்கு தெரியலயா? ஒண்ணும் தெரியலயா?" அந்த மாரி ஒரு இது சொல்லவும், எனக்கு ஒருமாரி வருத்தமாவே இருந்தது. "என்னடா! அப்ப நமக்கு தான் ஒண்ணும் தெரியல போல." அப்பிடின்னு சொல்லிட்டு, அதுக்கப்பறம் நான் அதை கத்துக்கவும், எனக்கே அழகா வந்து அது வந்துருச்சு. எல்லாருமே வந்து, "நல்லா இருக்கு." அப்பிடின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கும் ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு. "நமக்கு அப்ப எல்லாமே தெரியும்." அப்பிடின்ற ஒரு மனநிலை நமக்கே வந்து உருவாகிருது, அந்த இடத்துல.
ஆமா. ம். <chuckles> <chuckles> ம், ம். ம். ஆமா. <laughs> <chuckles> ஆமா. ஆமாமா. ம். <chuckles> நிச்சயமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. <grunts> என்ன அப்படின்னா, நீங்க பள்ளி காலங் காலங்கள்ல வந்து படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு, அ அம்மா எடுத்து குடுத்த அ டிரெஸ்ஸை தான் எடுத்து போடுவேன். அப்போலாம் வந்து பெருசா இது இல்ல. அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லிங்களா. அதே மாரிதான், எனக்கும் சில அனுபவங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் பள்ளி பள்ளி காலங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு, சும்மா எனோ தனோ அப்படின்னு தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்போம். அ பெருசா வந்து அந்த உடை மேல இருக்க ஒரு இதுவே ஈர்ப்பே இருக்காதுன்னு சொல்லலாம். ஏதோ ட்ரெஸ்ஸு போடுவோம். அப்படின்ற மாரி தான் போடுவோம். இதே வந்து அந்த கல்லூரி பள்ளி முடி முடிய போகிற காலகட்டங்கள். கல்லூரி சேர்ந்த அந்த காலகட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ நமக்கு பிடிச்ச மாதிரி உடைகளா எடுத்து போடுறது. அ அதாவது நம்ம வீட்ல வந்து இவ்வளோதான் அதாவது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து தந்துருவாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெஸ் போடுவோம் இல்லிங்களா, நான் வந்து கல்லூரி காலங்கள்லாம் படிக்கும்போதெல்லாம். "எனக்கு எவ்வளோக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? எவ்வளோக்கு உடையை எடுக்கப் போறீங்க? அந்த அந்த காசோலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் நான் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் வந்து நானா போய், கடையில போயிட்டு நானா வந்து என்ன எனக்கு பிடித்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து, எனக்கு பிடித்த மாதிரி கலர்கள்ல எடுத்து போட்டுக்கிறதெல்லாம் உண்டு. ஆ இது கல்லூரிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாச்சு. ப கல்லூரி படிக்கும்போது அந்த மாரிலாம் வந்துட்டு நம்ம நம்ம போடுற டிரெஸ் தான் வந்துட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க சொன்னீங்க. அதே மாரிதான், ஆம் அம் உடைகள் உடைகள் மட்டும் இல்லை அதாவது துணி துணி உடைகள் மட்டும் இல்லாம சில அணிகலன்கள்லாம் நம்ம போடுவோம் இல்லிங்களா, உதாரணத்துக்கு காலையில கால்ல போடுற ஷூஆ இருக்கட்டும். இல்ல, கழுத்துல போடுற செயின் கையில மோதிரம், அந்த கை செயின் அப்படிங்கிற மாரிலாம் சொல்வாங்க இல்லிங்களா. சோ, இந்த மாரி உடை உடை தவிர, மற்ற ஒரு விஷயங்கள்லயுமே வந்துட்டு எனக்கு வந்து ஈர்ப்பு வர ஆரம்பிச்சுச்சுன்னே சொல்லலாம்ங்க. அது அது போ அந்த மாரி அழகா வந்து போட்டு நம்மள நம்மள நம் நம்மள நாமே வந்து ஒரு அழகா காட்டிக்கிட்டா தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நம்ம வந்து வெளில போறதுக்கா இருக்கட்டும், நம்ம வந்து நம்மள எப்படி பாப்பாங்க. நம்ம வெளில போறப்போ வந்து நம்மள வந்து நல்லா நல்லபடியா பாப்பாங்க. அப்படின்ற ஒரு இது வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து, எனக்கும் வர ஆரம்பிச்சுச்சுங்க. இது போக ம்.
ம். ஆமா. ஆம். ம். ம். ம். ம். ஆமா. <chuckles> அ. ம். ம். கண்டிப்பா. ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க. ஏனா ம். ஏன்னா நமக்கு, க அந்த உடைகள் அணியையில நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வரும் இல்லையா? தன்னம்பிக்கையா, "நம்ம நீட்டா இருக்கோம். நல்லா இருக்கு" அப்படீன்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கே பிறக்கும் இல்லையா?
இது போக ஆமா. நிச்சயமா, நிச்சயமாங்க. அ அது போக உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, அ உங்க சின்ன வயசுல வந்து, "உங்க பெற்றோர்கள் எடுத்துக் குடுத்த ட்ரெஸ்ஸ தான் போடுவோம். அவங்க ஏதோ ஒண்ணு எடுத்து குடுப்பாங்க போடுவோம்." அப்டீன்ட்டு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயி அ பிள்ளைகள்லாம் வந்திருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ, "அ அவுங்களுக்கு நீங்க என்ன மாரி டிரெஸ்ஸு போடணும்? என்ன மாரி அழகா போட்டு வுடணும்ன்னு நெனைப்பீங்களா? இல்ல வந்து, உங்களுக்கு உங்க பெற்றோர்கள் செய் செய்த மாரியே வந்து, அ ஒரு உடைகள் போ <chuckles> போட்டு வுடணும்." அப்படீன்ற மாரியே நீங்க நெனைப்பீங்களா? உங்க மனநிலை அந்த எடத்தில எப்டி இருக்குது, இப்போ?
ம். ம். <laughs> ம். அ இப்ப என்னுடைய மனநிலை அவுங்களுக்கு உடை எடுத்து குடுக்குறதில எப்படி இருக்கும்ன்னா, எ நான் சொல்றதே மொத கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய தேர்வுதான். அம் அ போயிட்டோம்ன்னா கடைக்கு போயிட்டோம்ன்னா, நம்ம "நீங்க என்ன சொல் எனக்கு இதுதான் பிடிக்குது." அப்படீன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணும் சரி, பையனுமே சரி, "எனக்கு இதான் பிடிச்சிருக்கு." அப்படீன்னு சொல்லுவாங்க. அதனால, அத தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தடையா இருக்க மாட்டேன். ஆனா என்னுடைய கருத்தை வந்து நான் அந்த இடத்துல, "அ இது இப்படி இருக்கும்." அப்படீன்டு இருந்துச்சுன்னா, நா அதை சொல்லிதான் செய்வேன். "இது வந்து நீ உடுத்தேயில இது ஒரு மாரி குத்துதுன்னு நீ சொல்லுவ, இந்த உடை. உனக்கு வந்து ஒரு மாரி, அ நல்லாயிருக்காத மாரி ஒனக்கு தோணும். குத்துச்சுன்னு சொல்லிட்டேன்னா, நீ அடுத்து அதை உடுத்த மாட்டம்மா." அப்படீன்னு சொல்லுவேன். அவுங்க வந்து சில நேரம் அ சரின்னு கேட்பாங்க. ஒரு சில நேரம் நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லீட்டு வாங்கிருவாங்க. வாங்கிட்டு அடுத்து அதை வந்து உடுத்தாமயே அந்த உடையை வந்து, ம் ஒரு சில காலங்கள்ல அப்படியே அதை வந்து உடுத்தாமயே போட்டு, வேஸ்ட் ஆக்கிருவாங்க. அப்பறம் மறுதடவை வந்து, அ பார்த்தியா! அம்மா சொன்ன மணிக்கு இந்த மணிக்கு குத் குத்துறனால தான, இத எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடன, அப்ப அவங்களுடைய மனநிலை, சரி அப்ப அம்மா சொல்றது சரின்னு சொல்லீட்டு, அந்த அப்பறம் காட்டன் மாதிரி கொஞ்சம் குத்தாதது, இந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. எடுக்கைலயுமே வந்து நான் சொல்லுவேன், "ரொம்பயும் வந்து அ லூஸாவும் நம்ம போடக்கூடாதும்மா, ரொம்பயும் டைட்டா போடக்கூடாது. இந்த மாரி ஓரளவு இருந்தா தான் நல்லாயிருக்கும், பார்க்க அழகா இருக்கும்." அப்படீங்கும்போது ம். அவுங்களுக்கே அந்த அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த மாரி உடைகள் தேர்ந்தெடுத்து போடையில, அவுங்களுக்கு வந்து அ நல்லா இருந் அ கண்ணாடியில பார்ப்பேன். "நல்லாயிருக்குமா! இது நல்லாயிருக்குமா!" அப்படீன்னு சொல்லிட்டு, அவங்க மனநிலையும் அந்த எடத்துல வந்து, வெளியில காமிக்கயில ஒரு மாரி பெருமிதமா அவுங்களுக்கு இருக்குது. நான் இந்த "புதுசா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸு. இது அம்மா எடுத்து குடுத்தது பிறந்த நாளுக்கு, இது அப்பா எடுத்து குடுத்ததுன்னு" சொல்லிட்டு, அவுங்க வந்து ஒரு பெருமையாவே அதை வந்து நெனைக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை. அதனால நான் வந்து முடிஞ்ச வரையும் அவங்களையல்லாம் கட்டுப்படுத்தல்லாம் நெனைக்க மாட்டேன். உடைகள் வந்து அ போடுங்க, ஆனா என்னுடைய கருத்தை சொல்லுவேன். சொல்லையில அவங்களுக்கு அது சரியா இருக்கும் பட்சத்தில, அதை இது பண்ணிக்குவாங்க. ஒரு சில நேரம் கேட்க மாட்டாங்க. கேட்காம இருந்துட்டு, அவுங்க அத அத அனுபவமா எடுக்கையில, அதுக்கு மறுதடவை அவுங்களே அந்த விஷயத்தை வந்து மாத்திக்கிறாங்க. அப்படீங்கும்போது, இந்த உடைன்றது வந்து உண்மையாவே ரொம்ப
<laughs> ம். <laughs> ம். ஆமா. நிச்சயமா. <laughs> ம். ம். ம். ம்.
பவருன்னு சொல்லலாம். பவர் சக்தி. அதாவது ஆமா, ஒருத்தவங்கள இந்த சில பேர்லாம் அடையாளப்படுத்த காமிக்கைலலாம் சொல்லுவாங்க, "அவங்க இந்த இந்த மாதிரி உடை தானே எப்பயுமே அணிஞ்சிருப்பாங்க." அப்பிடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சில பேர்லாம் சொல்லுவாங்க "அவங்க அவங்க ஆடை எப்பயுமே பாரேன் நல்ல வெண்மையாவே இருக்கும். நல்லா பாக்கையிலேயே பளிச்சின்னு இருக்கும். நீட்டா இருப்பாங்க." அப்பிடின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள சொல்லையிலேயே நம்ம அவங்கள அடையாளப்படுத்தயல உடைகள் தான் நெறையா நம்ம வந்து சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா, "அவங்க பாரு எப்பயுமே ஒரு மாதிரி கலராகவே உடுத்துவா அவ, நல்லாவே இருக்காது." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இது நல்லா இருக்கல அ ன "அவங்க உடுத்துறதுலாம் அவ்வளோ அழகா இருக்கும். ரொம்ப கா காசு போட்டு எடுப்பாங்க போல." அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு வந்து மத்தவங்க எப்படி சொல்றாங்களோ இல்லயோ, நமக்கு வந்து மொத என்னுடைய மனநிலைய தான் நான் மொத பார்ப்பேன். கண்டிப்பா வந்து நமக்கே தெரியும் இல்லையா, "இது வெளியில போட்டோம்னா கண்டிப்பா, 4 பேர் பாத்தா இது ஒரு மாரி பாப்பாங்க விகாரமா, இல்ல இது நல்லாயிருக்கும்னு" நமக்குன்னே தோணும் இல்லையா, அப்படின்ற பட்சத்தில என்னுடைய மனநிலை தான் நான் வந்து அந்த இடத்துல உடைத்தேர்வு அப்பிடின்னு எடுக்கும்போது, என் மனநிலை கரெக்ட்டா இருக்கா? இது நமக்கு நல்லா இருக்கா? அப்டீன்னு சொல்லிட்டு தான் நான் நெறையா வந்து உடைகள் தேர்ந்தெடுக்கிறது. அ என்னுடைய கணவர் ஏதாவது ஒரு கலரோ ஏதோ எனக்கு பிடிக்காம ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்தா நான் அந்த இடத்தில நேரடியாகவே சொல்லுவேன் "எனக்கு வந்து இது பிடிக்காது." அப்பிடின்னு நான் சொல்லுவேன். சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச இத தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து போடையில, எனக்கு உண்மையாவே என்னன்னா, எனக்கு பிடிச்சத நான் போடையில தான் எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கிற மாரி ஒரு இதை குடுக்கும். அ ஏன்னா, நான் அந்த உடை ஒவ்வொரு நேரமும் அணியலை மத்தவங்க விருப்பப்படி தேர்வுப்படி நான் எடுத்து அணிஞ்சேனா, "நம்ம இதை ஏன் எடுத்தோம்? நம்ம இதை நமக்கு பிடிச்சத எடுத்துருக்கலாமோன்னு" ஒவ்வொரு தடவையும் தோணுமா, அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உடை தேர்வு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைகளுக்குன்னு போய்ட்டா என்னுடைய விருப்பப்படிதான் நான் வந்து இருக்கணுன்ற மாதிரி நான் நெனைச்சுக்குவேன்.
நிச்சயமா. <chuckles> ஆமா. ஆமா. ஆமாமா, நிச்சயமா. <chuckles> ஆமா. ம். ம். ஆமா. ம். நிச்சயமா. ம். நிச்சயமா, நிச்சயமாங்க. அதாவது <grunts> உங்க உங்க உங்க உங்களோட ஒரு அ பாயிண்ட் ஆஃப் வியூ னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி "எனக்கு பிடிச்ச மாரி உடைகள் அணியறது தான் வந்துட்டு எ பிடிக்கும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் கொடுக்கும்." அப்படின்றது. ஆனா இதுவே வந்து நீங்க உங்களுக்கு பிடித்த மாரி அணியிறீங்க, அது வந்து சமுதாயத்தில எந்த வகையான ஒரு அ தாக்கத்த ஏற்படுத்தும்ன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு இப்போ வந்து சில அம் போற சம்பவங்கள்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ப் குறிப்பா சொல்லணும்ன்னா, பெண்கள் வந்து உடைகள் அணியிறத வந்து, ஆ தப்பா சொல்ற நிறைய இது இருக்குது இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் நடக்குது. "இந்த மாதிரி நீ உடை அணிஞ்சதுனால தான் இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்குது, அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த மாடர்ன் வேர்ல்ட் ல வந்து மாடர்ன் உலகத்தில இந்த மாரிலாம் ஆடையைப் பத்தி வந்து, அம் ஆ நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ, அத வந்து நீங்க எப்டி பார்க்கிறீங்க? பொதுவா.
ம். ம்ஹ்ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ஆமா. அ இப்ப வந்து, அது அந்த ஆடைகள பத்தி மத்த இந்த சமுதாயம் சொல்றதுனா என்னன்னா? எனக்கு தெரிஞ்சு, அது நமக்கே முத வந்து தோணனும். இது வந்து நம்ம உடுத்துனோம்னா கண்டிப்பா வந்து 4 பேர் கண்ண பார்த்தா ஒரு மாரி நமக்கே தெரி பிடிக்காது இல்லையா, என்னைய பொறுத்தவரை அது, அந்த இது உணர்வு எல்லாருக்குமே இருந்துட்டாலே அந்த ஒரு பிரச்சனையே வராது. நம்மளே ஒரு ஓ உடைய உடுத்துறோம். உடுத்திட்டு அந்த கண்ணாடில பாக்கயில நமக்கே தெரியும். இது வந்து ஒரு மாரி நல்லாவே இல்ல, அப்படின்னு நமக்கு தோணனும். அப்படி தோணுச்சுனாலே முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இதெல்லாம் வந்து அந்த இந்த பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து உடை வந்து தேர்ந்தெடுக்கையிலேயே நமக்கே தெரியும். இத வந்து, இந்த இந்த ஆடை வந்து பார்க்கவே ஒரு மாதிரி உடம்ப ஒட்டிகிட்டு இருக்குது நமக்கு பிடிக்கல. அப்படிங்கும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம அது நம்ம லூஸா அந்த மாரி உடுத்தல நம்ம உண்மையாவே அந்நேரம் தாங்க அழகா <chuckles> தெரிவோம். நம்ம நினைக்கிறோம். இந்த மாரி ரொம்ப இதா போட்டு, இப்படி இருந்தா தான் அழகுன்னு, அப்படி கிடையாது. நம்ம நம்ம உடலுக்கு வந்து கரெக்ட்டா ரொம்ப டைட்டா இல்லாம ரொம்ப லூஸா இல்லாம அந்த மாதிரி நார்மலா இருக்கையில, நமக்கே ஒரு நல்ல மனநிலை வந்து வரும். அது வந்து நான் உணர்ந்துருக்கேன். அதனால, நான் எப்பயுமே என்னுடைய ஆடைய வந்து அந்த மாரிதான் வந்து நான் தேர்ந்தெடுப்பேன். மத்தவங்களுக்கும் நான் சொல்வேன் மத்தபடி அவுங்க வந்து அவுங்களுடைய விருப்பம், அவங்களுடைய மனநிலை அது எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாது. அதனால, அத வந்து மத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ரொம்ப அதெல்லாம் சொல்றது கிடையாது. இந்த இடத்துல அ நம்மளுடைய மனநிலை இந்த மாரி இருக்குங்கும்போது ம். நா நம்ம மனநிலை வந்து 4 பேர் கண்ண வந்து "இது நல்லாயிருக்கு உங்களுக்கு" அப்படின்ற மாரிதான் சொல்லணுமே தவிர, வேற எந்த ஒரு பார்வையும் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த மாரிதான், நான் வந்து உடைகள் வந்து தேர்ந்தெடுப்பேன்.
ம். ம். ம். <chuckles> ம். ம். ரொம்ப அ சரியா சொன்னீங்க. என்னன்னா, அ நீங்க சின்ன வயசில வந்து "எங்க அம்மா எடுத்து குடுத்தத வந்து தான் போடுவேன். அ எனக்கு வந்து ஒரு அ மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் வந்து, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உடைகள் போடுவேன் அது வந்து மற்றவர்களையும் வந்து பாதிக்காத வகைகள் நான் போடுவேன்." அதே மாரி உங்களோட கணவர்கள் எடுத்துக் குடுத்த ட்ரெஸ்ஸா இருந்தா இருந்தாலும் கூட, பிடிக்கல அப்படின்னா நீங்க பிடிக்கலைன்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. அதே மாரி உங்களோட குழந்தைகளுக்குமே வந்து நீங்க வந்து அழகா வந்து உடைகள் வந்து எடுத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா என்னோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோடு பேசியது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. மீண்டும் பேசலாம். நன்றி!
ம். நன்றிங்க.